அதாவது கொழந்தைங்களோட ஸ்கிரீன் நேரம் கொறைக்கணும் அப்டின்னு நெனைக்கிறதே தப்பு. ஏன்னா வந்து ஸ்கிரீனு குடுக்காம இருக்றதுதான் இருக்றதுலே சிறந்த ஒரு விஷயம்னு நெனைக்கிறேன். <chuckles> அ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஸ்க்ரீன் அப்டிங்கிறபோது, அந்த அதப் பார்க்குறாங்கன்னா வந்து, அவங்களுடைய ஒரு ஆய்வுல சொல்லிருக்காங்க. தொடர்ந்து 6 மணி நேரம் வந்து இந்த கொழந்த இந்த ஸ்கிரீன அ டைம். ந அ அந்த ரே அந்த எல்இடியோ அந்த மாரி ப்ளூ ரே இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து அவங்க கண்ணு வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, அவங்களுடய அ கண்ணு ரொம்ப ட்ரை ஆயிட்டு, அது கண் பார்வை இழக்கிற அளவுக்கு போயிருக்குது.
<laughs> நிச்சயமா. ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. இது
ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் பார்க்கிற கொழந்தைங்களுக்குதான் நான் சொல்றேன். ஆ அதே மாதிரி வந்து, இத வந்து நம்ம அவுங்களுடைய ஆரோக்கியத்த மொதல்ல வந்து நம்ம கருத்தில் எடுக்கணும். ஆ ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, கொழந்தைங்கள பொறுத்த வரைக்கும், வந்து நம்ம செய்யாத அப்டின்னு சொ சொல்ற விஷயத்த தான் ரொம்ப செய்வாங்க.
ஆமா, கண்டிப்பா.
அப்போ, நான் என்னோட விஷயத்தில நான் என்ன செய்றேன்னா வந்து, என்னோட கொழந்தைங்க கிட்ட, என் பொண்ணுகிட்ட நான் என்ன சொல்லுவேன்? "சரி நீ டிவியே பாரு. நிம்மதியா இரு. ஆனா, படிப்பு இப்டி ஆயிரும்" அப்டிங்கிற மாரி சொல்லுவேன்.
போற போக்குல ஒரு கருத்து. வைத்தியம் வந்து, ஆ "இது நல்லா இருக்கே!"
சொல்ல ஆரம்பிச்சப் ஆ. அ, அந்த பயத்த ஏற்படுத்துவேன். அதே மாதிரி வந்து இந்த நெறைய கொழந்தைங்க இதனால எப்பிடி க க அ இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்டிங்கிறது அவுங்களுடைய அ பிரச்சனைகள் வந்து நெறைய பதிவுகள்ல போட்ருப்பாங்க. அந்த பதிவுகள எடுத்து என்னுடைய கொழந்தைக்கு காமிப்பேன். அதாவது அவள் வழியிலயே போய், அவளுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். புரிஞ்சுதுங்களா? அ அப்போ அவ அந்த மாதிரி வந்து ஆ.
நிச்சயமா. புரியுது, புரியுது. நிச்சயமா. ஏன்னா அதட்டமோது பார்த்தீங்கன்னா, இந்த கொழந்தைகளுக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்புணர்வும் ஏற்படும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதை பொறுமையா கையாளுவது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகே! அதுவும் தாய்க்கும் சரி, தந்தைக்கும் சரி, அந்த வெறுப்பு உணர்ச்சி வந்து பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கக்கூடாது அப்டின்ட்டு, நம்ம பொறுமையாவே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்குவமாவே கையாளுவோம்.